கண்டிப்பா. அ பெரியவங்களுக்கு கண்டிப்பா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கறதுக்கு வாய்ப்பு கம்மிதான். அப்பிடிங்களா? இல்லைங்களா?
ஆ அதே தாங்க. அப்போ, அதனால வந்து இந்த ட்ரா ஒரொரு அவங்களுடைய மொழியில எல்லாமே வந்து செஞ்சு குடுத்துட்டோம்னா, அவங்க அலைபேசியில, அவங்களுக்கே வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். அப்பிடிங்கற மாரி, ஒரு அவங்களுக்கு ஒரு அ இதுவும் கிடைக்கும். எல்லாமே வந்து இப்போ யூசர் ஃபிரென்லி அப்பிடிங்கற மாரி ஆயிடுச்சு, இல்லீங்களா? ஆ. அப்போ, அந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது, அதுவும் எதுக்கு தெரியுமா, எனக்கு அது உபயோகமாச்சு? அவங்க வந்து அந்த ஒரொரு தடவையும் வந்து, அவங்களுடைய இந்த குடும்பத்துல வந்து அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாம் வந்து நெறைய அ WhatsAppல நெறைய இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் அனுப்புவாங்க. அப்ப அவங்க வந்து ப எங்க பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டே நிப்பாங்க. நான் யோசிப்பேன். எதுக்குடா! வந்து சும்மா நிக்கறாங்க, பேச மாட்டேங்கறாங்களே! அப்படின்னு யோசிக்கும்போது, அப்ப சொல்லுவாங்க. "என்னோடய இது ஆன்டி வந்து இதுல கொஞ்சம் ஒரு இது அனுப்பி இருக்காங்களாம். புகைகு புகைப்படம் அதுவும் நாங்க பொறந்து வளர்ந்ததெல்லாம். அத கொஞ்சம் எடுத்துக் காமிக்க முடியுமாம்மா?" அப்பிடின்னு கேப்பாங்க. <chuckles> அழகா இருக்கும்ல, அது.
ஆமா. கண்டி ஆமாமாங்க. சரிங்க. <chuckles> <chuckles> <chuckles> சரி, சரி. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அ அப்போ, அத வந்து நம்ம சொல்லி குடுத்துட்டோம்னா, அவங்க பாஷையில வெச்சு குடுத்துட்டோம்னா, அவங்களே எடுத்துப் பாக்குறதுக்கு வந்து சுலபமாருக்கும். ஆ இன்னொன்னு செய்யலாம். அதுல வந்து நம்ம அந்த நெறைய இந்த பதிவுகள்லாம் இருக்கு இல்லீங்களா? YouTubeல. அப்ப அந்த யூ ஆ அப்ப அதுல வந்து இந்த டுடோரியல் நெறைய வரும். அந்த மாரி டுடோரியல்லாம் க போட்டுக் குடுத்து அவங்கள வந்து அது படிப் பாக்க சொல்லலாம்.
ஆமாமாங்க. ஆமா. நாம சொல்லிக் குடுக்கிறத விட அந்த YouTubeலாம் இப்போ, நெறையவே பேர் நல் நல்லாவே புரியற மாரி, அவங்கவங்க வயசுக்கு புரியற மாரி நல்லா தெளிவா சொ சொல்லித் தராங்க, இல்லீங்களா?
ஆமாங்க. அப்ப ஆமா. அதுவும் வந்து வயசுக்கு தகுந்த மாரி தான் சொல்லி குடுக்கறாங்க. சரி தான்.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ, ஒரு குழந்தைக்குன்னா, நம்ம வந்து பெரியவங்களுக்கு சொல்லித் தர்ற மாரி குழந்தைக்குச் சொல்லித் குடுத்தா, அந்தக் குழந்தைக்குப் புரியாது. அந்தக் குழந்தைக்கு எப்பிடி புரியுமோ, புரிய வேண்டிய விதத்துல வந்து ஒரு மாரி நல்லா சிரிச்சு, சிரிச்சு, "இது இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா" அப்படி அந்த ஒரு <chuckles> ஸ்லாங் ஏற்றி, இறக்கி பேசும்போது, அந்தக் குழந்தை ஆர்வமா கேட்டுக்கும், அதப் புரிஞ்சுக்கும். அதே மாரி பெரியவங்களுக்கும், நாம அந்த மாரி டுடோரியல் போடும்போது, அவங்க சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. இல்லைங்களா?
அ ஹ் ஆமாங்க. அ சரியா சொன்னீங்க. நீங்கச் சொன்ன அந்த வீடியோ பதிவுகள்ல அவங்களுக்கு ஹிட் ஆகுறதுக்காக என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ, அது எல்லாமே செஞ்சுடுறாங்க. அ அ அப்ப வந்து இந்த மாரி வந்து நம்ம சின்ன, சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெரியவங்களுக்கு இன்னொன்னு வந்து பாதுகாப்பு அப்பிடிங்கறது ரொம்ப முக்கியம். வயசான காலத்துல வந்து நம்ம எல்லாரும் வெளிய போகும் போது, அவங்களால வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்போ அந்த மாரி நேரத்துல இந்த எமெர்ஜென்ஸி அப்பிடிங்கறது என்ன? அப்பிடிங்கற மாரிலாம் வந்து நம்ம சொல்லி குடுத்துட்டோம், எப்படி வந்து நம்மள உடனே கூப்பிடணும், அப்படிங்கறத சொல்லிக் குடுத்துட்டோம்ன்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்குப் பாதுகாப்பா இருக்கும்ங்கறத நான் நம்புறேங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம், ம். ஆமாமா.